அச்சச்சோ! வீட்டுக்குள்ளே வந்துருச்சா?
ஆஹா. ஜன்னல் வழியா அதோட அந்த அழக மட்டும் உள்ள விட்டு, ஒண்ணு இப்டி கூப்படுற மாரி நம்ப தோள்ல நாங்க <chuckles> அது முதல்
அ அ. அ அ. பாருங்க. அதுக்கு அட்டென்ஷன் குடுக்கணும்னு நெனக்குது.
ஆமா. அதாவது முதல் அனுபவம் எங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு பறவை வந்து பழகுறது. அணிலுக்கும் வந்து ஏதாவது உணவு வைப்பாங்க அம்மா. ஆ அதுக்கப்புறம் பார்த்தா, இந்த காக்காகே இதுவே ஒரு வேலையாயிடுச்சு. சில நேரம் மாலை நேரங்கள்ல டீ குடிச்சா கூட வந்து கேட்கும். இது உன்னால குடிக்க முடியாது. <chuckles> சாப்பிட முடியாது. அது கூட நாங்க பேச்சுவார்த்தையே நடத்த ஆரம்பிச்சுட்டோம். ஆ. <chuckles>
அதா. ம். ம். ஓ! பரவால்லங்க. அத அப்படியே பழகிட்டீங்க போல இருக்கு. அதுவும் டெய்லி அது ஒரே காக்கா தானா?
ஆமாமா. அதுக்கு வந்து நமக்கு அது பாத்தாலே கண்டுபிடிக்க முடியுற அளவுக்கு ஏன்னா தினமும் பாத்து எங்களுக்கும் பழகிடுச்சு. ஆ அதுக்கப்புறம்
ம். ம்ஹ்ம். பரவால்லங்க, தேடி வர வரைக்கும் நீங்க அந்த அளவுக்கு பழகியிருக்கீங்க அதுகிட்ட